ஐயயோ! தீ திகைலாம் செய்யுமாங்க? அதில விடுதில அந்த விடுதில, வந்து சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சுனா இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களா எதுவும் வந்து
என்னங்க புரியல. ஆமா. "நீங்க நேரத்தில வரல நீ வந்து இது வந்திருக்கியா இல்லையான்னே எனக்கு தெரியலம்மா? நீ என்ன நீ இருக்கியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு வேளை நீ வெளில வரதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா நீ ஒருவேளை ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டியோ அப்படின்னு நாங்க நினைச்சிட்டோம். எனக்கு தெரியாதுல்லம்மா நீ அந்த டைத்துக்கு நீ வரல. நான் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டோம் நீ வேணா கேட்டுப்பாரு மத்தவங்க எல்லாருமே அந்த சாப்பாடு சாப்பிட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க அப்போ வந்து சில சமயங்கள் அதே மாதிரி நம்ம என்ன ஜெயில் கைதியா பெல் அடிச்சோன போய் நம்ம நிக்கிறதுக்கு. அப்படி இல்ல நமக்குன்னு வந்து சில கழிப்பறை போயிருப்போம் இல்ல, முக்கியமான ஆஃபீஸ் கால் வந்துருக்கலாம், இல்ல அம்மாகிட்ட பேசினா கூட "அம்மா, இரும்மா. சாப்பிட்டுட்டு வந்துடுறோம்னு" சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனா வந்து இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்து யாராச்சும் கால் பண்ணுறாங்க முக்கியமான விஷயத்துக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் ஆகணும். நம்ம அதுக்காக தான் அங்க வேலைக்காக தான் அங்க போயிருக்குதே.
ஐயோ! அட கடவுளே! <chuckles> அ. ம். <chuckles> அதான். சரியா சொன்னீங்க. ஆமாங்க. ஆமா சரியா சொன்னீங்க.
அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரிலாம் காரணம் சொல்லி பண்ணுவாங்க அப்போ இப்போ பசியோட படுக்க முடியாது இல்லையா? அது வந்து ஏன்னா வந்து சாப்பிடல அப்படினா எனக்கு என்ன ஆகினா உடம்பெல்லாம் ஷிவரிங் ஆயிடும்.
அ. அச்சச்சோ! நடுக்கம் ஏற்பட்டுருமா?
ஆமா. ஒரு குறு அதாச்சும் இப்போ ஒரு மதிய வேளை சாப்பாடு வந்து நான் ஒரு 3:00 மணி இல்ல, 4:00 மணிக்காச்சும் சாப்பிட்டே ஆகணும். பசிக்கலைன்னா கூட ஆமா, பசிக்கலனாலும் வயித்துல ஒரு 2:00 போட்டா தான் என்னால வந்து என்ன பண்ண முடியும்? அப்படின்னா இருக்க முடியும்.
ஓ! இது பழக்கமா இப்போது உங்களுக்கு ஆ. அடுத்த வேலைகளே பார்க்க முடியும்ன்ற மாதிரி.